கண்டிப்பா, கண்டிப்பா. இத தவிர்த்து நீங்க வேற ஏதாச்சும் ஒரு பயணங்கள் உங்களுக்கு கல்லூரியில. அந்த ஸ்க ஸ்கூல் படிக்கும்போது டூர் போனது அந்தமாரி ஏதாவது ஒரு பயணங்கள் ஞாபகத்துக்கு இருக்கா?
நிச்சயமா. அது டூர்லாம் வந்து போயிருக்கும். டூர் போனப்ப அ நெறைய அனுபவங்களும் கெடைச்சது. அதாவது அதாவது என்னாச்சுன்னா டான்ஸ் ஆட அப்பிடி இப்பிடின்னு சொல்லி அதுமாதிரி ஒரு இது நல்லா தான் போச்சு. ஒரு நாள் என்னாச்சுன்னா, நாங்க டூர் எல்லாம் முடிச்சுட்டோம். முடிச்சுட்டதுக்கு அப்புறமா வந்து திருப்பி நாங்க ப்ராஜெக்ட்டுக்ன்னு திருப்பி வந்துட்டோம். வந்துட்டு என்னாச்சுன்னா, அன்னக்கி என் ஃபிரண்ட் வண்டி எடுத்துட்டு வந்துட்டா. நாங்க 3 பேர் போனோம். அப்ப 3 பேர் வந்து போகும்போது என்னைக்கின்னா டிசம்பர் 31ம் தேதி
சரிங்க. ம். சரிங்க. ம். சரிங் ம். சரிங்க. ம். சரி, கடைசி நாள். ஆமா, ஆமா.
அன்னக்கி எப்பிடி இருந்திருக்கும்? நியூ இயர் மறுநாள் அப்ப பாண்டிச்சேரியில எவ்ளோ கூட்டம் இருந்திருக்கும்? அந்த இதுல நாங்க வந்து அவ்ளோ கூட்டத்துல எங்களால பஸ்ல போ முடியாது கண்டிப்பா. போனா நிச்சயமா மாட்டிப்போன்னு, அவ எப்பிடியே எடுத்துட்டு வந்துட்டா, நாங்க 3 பேரா வந்து போயிட்டோம். 3 பேரு ஆமா. ஏன்னா, அந்த அந்த நேரம் வந்து எங்களால என்ன பண்றதுன்னு தெரியாம நாங்க அதுமாரி போயிட்டோம். என்னைக்கும் அப்பிடி பண்ண மாட்டோம். அன்னக்கி மட்டும். போயிட்டு சரி நாளைக்கு தான் நியூஇயர் எல்லாரும் போறாங்களே! நாங்க பீச் பக்கம் தான் போனோம். பீச் பக்கம் போனா ஒரே கூட்டம். அப்பிடியே யூட்டர்ன் எடுத்து வீட்டுக்கு கெளம்பு.
கண்டிப்பா, கண்டிப்பா. ட்ரிபிள்ஸ் போயிருக்கீங்க. ம். சரிங்க. தெரியாது கண்டிப்பா, கண்டி ம். சரி ஆ சரி, சரி. <chuckles> ம்.
ஏன்னா ஒரு ஒரே ஜென்ஸா இருக்காங்க. நம்ம போய் எங்க மாட்டிகிறதா அப்பிடின்ட்டு என் ஃப்ரெண்ட் என்ன பண்ணா, இது சரி வராது "வா! போலாம்" அப்பிடின்ட்டு. அப்புறம் போயிட்டோம் போயிட்டு வந்து பாத்தாக்கா! ஆ என் ஃப்ரெண்ட் வேற காமெடி பண்ணிட்டு. ஃபோன எடுத்துட்டு இந் இது இது து அப்ப ஏனோ வானிலை மாறுதேன்னு ஒரு பாட்டு வரும் இல்லயா! அத வீடியோ எடுத்துட்டு வாரா. எனக்கு சிரிப்பு தாங்கல. ஏன்டி! சும்மா வாயேன்டி! ஏ ஏற்கனவே ட்ரிப்ள்ஸ் போறோம் அப்பிடின்னு சொல்லிட்டே இருந்தோ!
கண்டிப்பா, கண்டிப் ஆமா, ஆமா, ஆமா.
அப்ப. அதெல்லாம் வந்து நாங்க மறுநாள் சொல்லி சிரிக்கிறோம். ஏன்னா டைம் ஆயிடுச்சு. எங்களுக்கு 6:00 மணிக்கு மேல தான் விட்டாங்க அன்னக்கின்னு பாத்து.
ஆ. சரிங்க, சரி. ஓ! சரிங்க, சரிங்க. அப்போ எப்பிடி இருந்துச்சு <tsk> நம்ப ஒரு ஜாலியா இருக்கலான்னு தோணவும் தோணுச்சா? இல்லன்னா, ஐயய்யோ! கூட்டம் நெறையா இருக்கு. வெறும் ஜென்ஸா இருக்காங்களே! அப்பிடின்றமாரி இருந்துச்சா?
நியூஇயர் அதுமா 2ம் தான் 2 மே இருந்தது. ஏன்னா என் ஃரெண்ட் வந்து முன்னாடி ஓட்டுறா. நான் நடுவுல, என் பின்னாடி வந்து சோஃபா மாரி இருப்பா என் ஃப்ரெண்ட் நான் சாஞ்சுட்டு நல்லா ஜாலியா வரேன். அ ஓட்டுறவளுக்கு கவல. பின்னாடி உட்காந்துருக்கிறவளுக்கு கவல. எனக்கென கவல 2 பேரும் இருக்கும்போது. நான் வரேன். ஆமா.
<chuckles> <laughs> அ. அது <chuckles> கண்டிப்பா நல்ல சரிங்க.
இது மாதிரி நண்பர்களோட பயணம் பண்ணும்போதே நல்லா காமெடியா தான் இருக்கும் அந்த இதெல்லாம். அ என்ன ஞாபகங்கள்ல இருக்கும். அதெல்லாம்.
கண் கண்டிப்பா, கண்டிப்பா. அத சில ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகளோ! சண்டைகளோ! அந்த மாரி ஏதாச்சும் நடந்திருக்கா உங்களுக்கு?
பயணத்தின்போதா!
ஆமா.
பயணத்தின்போது பாத்தா எங்களுக்குள்ள சண்ட.